அதுதான! அதாவது எப்டி எனக்கு மொதல்ல அந்த உதவின்னு எப்டி கேட்கறக்கு ஆ காதல் அப்படிங்கிறதில நெறைய விஷயங்கள நம்ம வந்து மறைக்க தான் பார்ப்பாங்க ஆரம்ப காலத்தில. ஒரு பண உதவியெல்லாம் அவ்வளவு எளிதா டக்குனு கேட்டுற முடியாது. ஒருவேள உங்களுடைய சுபாவம் தெரிஞ்சே கூட கேட்டிருந்தாங்களோ? சரி இவர் எப்டி இருந்தாலும் நமக்கு ரெடி பண்ணி குடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி.
கண்டிப்பா. எப்டி வேணா அமைஞ்சிருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு உதவின்னு கேட்டா பண்ற ஆள் நம்ப. அதுவும் நம்மளுக்கு ஒரு காதல் பண்ணும்போது, காதல் பண்றவங்களுக்கு ஒரு உதவின்னா நம்ம முன்னாடி நிப்போம்ல.
<laughs> ஆமா ஆமா. கண்டிப்பா. உன் வாழ்க்கையே நான் நான் உனக்காக தான் அர்ப்பணிக்கிறேங்கிற மாதிரி, எவ்வளோ வேணாலும் சொல்லு நான் ரெடி பண்ணி தரேன்ங்கிற மாதிரி, நீங்க ரெடி பண்ணி குடுத்துருக்கீங்க. ஸோ சரிங்க.
அத் ஆமாங்க. அது, அது, அது ஆர்வக்கோலான ஒரு வயது. அது எப்டின்னு சொன்னா, அது வந்து அஃபெக்ஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் லவ்ன்றது வந்து பின்னாடி தான் வரும்ன்ற தவர, சின்ன வயசுலயே நமக்கு லவ்வுன்ற ஒரு அர்த்தத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கிற முடியாது அப்ப.
ம், ம், ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ஆமா. ம்.
அந்த சின்ன பசங்க ஒரு வெளாட்டு பொருளுக்கு ஆசப்படுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் இருக்கும். அதுக்கப்புறம் உடைஞ்சு போயிடும் எங்கனே எங்க இருக்குதுன்னே தெரியாது.
கண்டிப்பா.
அது மாதிரிங்க, எதனாச்சும் ஒரு பண்ணும்போது நம்ம வந்து ஒரு உதவி பண்ணணும்னு கேட்டாங்க. நான் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் போணேன்னா, நம்ம வந்து ஓகே, காசு கெடைக்கலன்னா நம்ம கிட்னி வித்து கூட நம்ம காசு குடுக்கலான்ற மாரி எறங்கிட்டோம்.
அச்சச்சோ! ஆரம்பமே கிட்னி வித்தா? வாழ்க்கை இன்னும் எவ்ளோ தூரம் இருக்கு! அதெல்லாம் யோசிக்கவே இல்ல நீங்க. ஆ கேட்டுட்டாங்க நம்ம செஞ்சர்னும்ன்கிற மாதிரி தோணிருச்சா?
அது வந்து காதல் அது வந்து காதல் மோகங்க. அது வந்து எதுவுமே பண்ண முடியாது.
<laughs> கண்டிப்பா கண்டிப்பாங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
யாராலும் அசைச்சுக்க முடியாதுன்ற மாரி, அத வந்து எவ்ளோ பேர் சொன்னாலும் நம்ம திருந்த மாட்டோம்.
ம். கண்டிப்பா.
அப்டி இருக்கும்போதுங்க நான் உண்மையாலுமே அது மாரி ஒரு அண்ணன்ட்ட சொன்னேன். அண்ணே இது மாரிண்ணே டேய் இது மாதிரில்லாம் லூசுத்தனமா பேசிட்டு இருக்காதடா அப்டின்னு சொன்னாரு. <chuckles>
ம். ம். <laughs> அதுதான! ம்.